கண்டிப்பா. அது தூரத்துலேருந்து பார்த்து அவங்க ம அதிகமா நம்ம ஒரு விஷயத்த ஃபோகஸ் பண்ணும்போதே, உங்களுக்கு கண் பார்வை கண்டிப்பா டயர்டாகும் ரொம்ப நேரத்துக்கு இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா வந்து எனக்கு இது எப்ப பயன்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில பயன்பட்டதுன்னு நா சொல்லுவேன். ஆன்லைன் கல்விங்கிறது ஆமா. அதுக்கு முன்னாடி வந்து அ ய நேரடியாக ஆன்லைன் கல்விகள் வந்து எந்த ஒரு பள்ளியிலயுமே கிடையாது. ஆனா இந்த மாரி சில பள்ளிகள் வந்து கட்டணம் வாங்கிட்டு, அ இந்த மாரி "எடு காமோ" இல்ல "பைஜூஸ்" அந்த மாரி சில நிறுவனங்கள் கூட டை அப் பண்ணிட்டு சொல்லிக் குடுத்துட்டுருந்தாங்க. ஆனா அதுக்கப்பறம் வந்து இந்த மாரி நிறுவனங்கள் இல்லன்னா கூட, ஆசிரியர்களே வந்து நேரடியாக பள்ளி மாணவர்களிடம் ஆன்லைன்ல வந்து கற்பித்தல் முறை வந்து, அந்த கொரோனா காலகட்டத்தில தான் வந்து உருவாச்சுன்னு நா சொல்லுவேன். கண்டிப்பா.
ஆமா. அப்ப தான் அது அதிகமா பிரபலமாச்சு பள்ளிகள்ல. ஆ அவங்க வந்து கண்டிப் கண்டிப்பா. அதுல அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல என்னோட குழந்தைல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வயது குழந்தைய பார்த்தீங்கன்னா, அது உட்காந்துட்டு அ உ க கைபேசி வச்சுட்டு எல்லா குழந்தைகளும் உட்கார்ந்திருக்குங்க. அத பார்த்துக்கும்போது, அது பாவமாவும் இருக்கும். சில நமக்கு சிரிப்பாவும் வரும். அவங்க அங்க தூரத்துலருந்து மி அவங்களோட மிஸ்ஸு சொல்லி குடுத்துட்டுருப்பாங்க. இவங்க பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிகிட்டுருப்பாங்க. அது ஒரு அது ஒரு ஒரு காலம் கடந்து போயிருச்சு.
ம். ஆமா, ஆமா. <laughs> கண்டிப்பா. ஆமா, ஆமா. அத கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா கடந்து போனா கூட இப்ப அந்த கனிப்பொறியில கல்வி கற்று பயின்றுட்டாங்க இல்லீங்களா? அந்த பள்ளிகள் வந்து தங்களுடைய மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவோம் இல்லையா? வியாபார உத்திக்காக இப்ப வந்து அது ஒரு அது ஒரு இதாவே மாத்திட்டாங்க. எப்படீன்னா, "எங்கள் பள்ளியில் ஆன்லைன் கல்வி" ஆமா. "ஆன்லைன் வழியாக கல்வி கற்பிக்கப்படும்." அப்படீங்கிறது. அதாவது நீங்க ரெகுலரா கிளாஸ்க்கு போனா கூட, நான் சொன்ன மாதிரி அ தினசரி ஹோம்வொர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அத கூட மெசேஜுன்னு சொல்லி செ குறுஞ்செய்தியா அனுப்புறாங்க அது பரவாயில்ல. ஆனா, சில பள்ளிகளுக்கெல்லாம் அவங்களுக்கான ஒரு சில செயலிகள் இருக்கு. அந்த செ என்னோட பையனோட பள்ளிலல்லாம் இருக்கு, அந்த செயலி வந்து நம்ம ஃபோன்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த செயலிய. அ வாரத்துக்கு ஒரு 3 முறை, 4 முறை அந்த செயலியில இப்ப எப்படி நம்ம குவிஸ் காம்பெடிஷன்ஸ்லாம் படிச்சு அ ஏ பி சி டி டிக் பண்ணுறோம் இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி அ என்னோட பையனுக்கு வந்து ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் அ ஒரு நாளைக்கு முடிவில, அன்னைக்கு என்ன பள்ளிக்கூடத்தில நடத்தினாங்களோ அது எல்லாமே அதுல வருது. அந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் குவிஸ் மாதிரி ஹோம்வொர்க்ஸ். அதுல நம்ம ஃபில் பண்ணி, அத வந்து நம்ம கண்டிப்பா சென்ட் பண்ணணும். அதுக்கு தனியா மார்க்குன்னு சொல்லியல்லாம் போட்றாங்க. ஸோ, இந்த ஆன்லைன் கல்விங்கிறது அ நா அடுத்தடுத்து, அடுத்தடுத்து அது வந்து டெவலப் ஆயிட்டே தான் போகுது. அந்த பள்ளிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு வியாபார நோக்கத்திலேயும் அது கொண்டு வராங்க.
ஆமாமா. ம். இணையதள கல்விங்கிறது சாதாரணம்ங்கிற மாரி ஆக்கிட்டாங்க. ஆமா. கண்டிப்பா. ஒலிம்பியாடு டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாரியா. ம். ஆ அந்த ஹோம்வொர்க்கு இந்த மாரி காட்டும். ம். கண்டிப்பா. நல்ல விஷயந்தான்.

ஆமா. இப்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு. இப்ப வந்து பொலம்புறாங்க, "என் பையன் என்ன வந்து பாக்கவே மாட்டேங்குறான், என் பொண்ணு, நீங்க பாத்தீங்களா 1 நான் கேள்வி கேட்பேன். நீங்க பாத்தீங்களா, உங்க குழந்தைகள? படிப்பு முக்கியம், கல்வி முக்கியம், சம்பாரிக்கணும்னு கொண்டு போய் சே" இதுக்கு அவங்க நல்ல வசதிதான். சம்பாரிக்கணும்னு கொண்டு போய் அவங்க பியூச்சர்னுதான கொண்டு போய் விட்டீங்க, அந்த பிஞ்சு குழந்தைகள கொண்டு போய் விட்டீங்கல, அதுதான் இப்ப உங்களுக்கு ரிப்ளெக்ஷனா திரும்பி வருது. அதனால தயவு செஞ்சு பொலம்பாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் நானு. <chuckles> நம்ம குழந்தைகள நம்ம வச்சு வளத்துனாதானே நமக்கு முடியாத காலத்துல அவங்க நம்மள வச்சு பாப்பாங்க. கேட்டா அவங்களுடைய பியூச்சர்க்காக நல்லது, நல்லதுன்னு, நல்லதுன்னு அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா அந்த குழந்தைகள் மனதளவிலேயும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என்னைய கேட்டா பாதிக்கு பாதி பெற்றோர்களுடைய திணிப்புதான், குழந்தைங்கக மேல வந்து இந்த மாதிரி ஆகுறது. அதுக்கு தகுந்த மாரி இவங்க வந்து கதவ தெறந்து வச்சு வாங்க, நாங்க இந்த மாரிதான் கல்வி குடுக்றோம்னு கூப்பிடுறாங்களா, அந்த 2 பேரும் கோயின்சிடென்ட் ஆகும்போது, மாணவர்கள் அதுக்கு ஒத்து போயிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாங்க. ஒத்து போகலன்னா நறைய ஒரு பெரிய
ம்ஹ்ம். ம். ஆமா. ம்ஹ்ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ஹும். ஆனா, வந்து இது வந்து இப்டித்தான் அதிக பணம் செலவழிச்சுதான் படிக்கணும்னு அவசியம் கெடையாது. CBSE படிக்கிற பசங்களால வேற வகையிலும் படிக்கலாம், இல்லையா?
கண்டிப்பா கெடையாது. நமக்கு அந்த புத்தகங்கள் கெடைக்கும் பட்சத்தில நம்மளே படிச்சுக்க முடியும் அப்டிங்கிற பட்சத்துல பக்கத்துல யாராவது ஆசிரியர்கள் நல்லா சொல்லிக் குடுத்தா கூட அத வச்சு நம்ம படி
குறைவான ஃபீஸ் வாங்குறவங்ககிட்ட கூட போய் படிச்சா கூட போதும். தெறம தான் முக்கியம். ம்.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, ஆமா. எத்தனையோ மையங்கள் எல்லாம் இருக்கு. தன்னார்வல மையங்கள்லலாம் இலவசமாக்கூட இந்த பயிற்சிகளலாம் கற்றுக்குடுக்றாங்க இப்ப.
ஏ, கண்டிப் ம்ஹ்ம். ஓஹோ! கண்டிப்பா. நல்லா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வந்து ஆன்லைன் கல்வி முறை வந்து நம்ம பள்ளிகளுக்கு எந்த வகையில் உதவுதுன்னு அழகா சொன்னீங்க. உங்களோடு பேசினதில மிக்க மகிழ்ச்சி, நன்றி.